ம்.
இப்பல்லாம் வந்து நம்மளுக்கு தொழில்நுட்ப கருவி வந்தனால ஈஸியாம் சுலபமா வந்து ந மாவு வந்து அரைச்சுக்கறோம். அப்ப வந்து வெறும் சாதம் மட்டும் தான் பண்ணுவாங்க. அப்ப நம்ம 3 வேளையும் கூட அந்த குழம்ப வந்து நான் சாப்பட்டுருக்கேன். காலையிலேயே பண்ணி வச்சுட்டாங்கன்னா, மதியானமும் சாப்பிடுவேன், நைட்டும் சாப்பிடுவேன் எல்லாரும் எனைய வந்து கிண்டல் கூட செஞ்சிருக்காங்க. இப்படியா? இந்த அவர குழம்ப சாப்படுறதுக்கு இவ்ளோ ஆர்வமா இருக்க. இந்த ஒரு ஆள் தான் இருக்கன்னு. ஆனா எங்க அம்மாவும், எங்க பாட்டியும் வந்து அதுக்காகவே செய்வாங்க. எனக்காகவே அது. குடுப்பாங்க. அப்ப நான் ரொம்ப ம மகிழ்ச்சியா இருப்பேன்.
வீட்லயே. ஓ! அஹ்ம். <chuckles> ஓ! <chuckles> ம். ஓ! ஓ! அந்த அளவுக்கு உங்
வேற எதுவுமே வேணாம்?
ஒரு சலிப்பே தட்டாம 3 வேளைய சாப்படுற அளவுக்கு உங்களுக்கு அது புடிச்சிருந்திருக்கு.
ஆமா. கண்டிப்பா இருந்தது. இப்ப எனக்கு அந்த அது அந்த மாதிரியான ஒரு சுவை வந்து கிடைக்க மாட்டேங்குது.
ஓ! கரைக்ட்டு. ம்ஹ்ம். நீங்க அந்த அ உணவையும் சரி, உங்களுடைய பாட்டியும் சரி. எவ்ளோ மிஸ் பண்றீங்கன்றது நீங்க சொல்லும்போதே எனக்கு புரியுது. அண்ட் அ அந்த மாதிரியான ஒரு சுவையான உணவு. அவுங்க சத்தான உணவு உங்களுக்கு செஞ்சு குடுத்துருக்காங்க. ஆ ரொம்ப அழகா நெறைய விஷயங்கள-அத பத்தின விஷயங்கள என்னோட பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி.
ம். ம். ம். சரி. ம். ஆமா. ம். நன்றி. நீங்க

ஆஹா! அனா சத்தான உணவுகள்லாம் செஞ்சு குடுத்துருக்காங்க.
அத வந்து வாங்குறது கூட இல்ல மா.
ஆமா. ஆனா உங்க பாட்டி நெறைய சத்தான உணவுகளா செஞ்சிருக்கு
ஆமா. வாங்குறது கூட இல்ல. ரொம்ப சத் ஆமா. கண்டிப்பா. அப்பலாம் வந்து நாட்டுக்கோழி. ஆடு இதெல்லாம் ஆட்டுடைய ஈரலை இது எல்லாமே வந்து அவங்க செஞ்சு குடுப்பாங்க. அது எல்லாமே எங்களுக்கு ரொம்ப சத்தா இருக்கும். அதோட அதுல வந்து சூப்பு வச்சு குடுப்பாங்க. சின்ன வெங்காயங்கள்லாம் போட்டு. பெரிய வெங்காயம் தான் இப்ப எல்லாரும் உபயோகிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. எல்லார் குடும்பத்துலயுமே. எல்லார் வீட்லயுமே ஆமா. அது வேகமா வந்து அதையே வந்து உரிச்சு போட்டுறலாம். இ சின்ன வெங்காயனா உரிக்க டை நேரகும் அப்டின்னு சொல்லிட்டு. ம். அப்டின்னு சொல்லிட்டு அந்த பெரிய வெங்காயத்த உபயோப்படுத்துறாங்க. ம்.
ம். ஓ! ம்ஹ்ம். ஆமா. எது சுலபமா இருக்கும்? அத பயன்படுத்த நம்ம பழகிக்கிட்டோம் இல்லையா? நேராகும். ம். ஆனா, இப்ப நீங்க சொல்றதெல்லாம் பாட்டி செஞ்சு குடுத்த உணவு வகைகளா இருக்குல்ல. அம்மாக்கு என்னைக்காச்சும் வருத்தம் இருக்கா? நான் எத்தனையோ செஞ்சு குடுத்துருக்கேன். ஆனா எப்பயுமே நீ வந்து பாட்டியோட கைமானத்த பத்தியே பேசிட்டுருக்க அப்டின்னு.
<laughs>

ஓ! எல்லாமே
எங்க ஊர்ல மட்டும் தான் அத செய்வாங்க. பலாப்பழத்தில வந்து யாருமே வந்து குழம்பே வைக்க மாட்டாங்க. பலாப்பழத்தில குழம்பு வைக்கிறானா நாங்க தான் வைப்போம். அதடைய சுவை வந்து ரொம்ப ஆமா, கண்டிப்பா.
ஆற ம்ஹ்ம். ஓ! எல்லாமே சத்தான விஷயங்களா சொல்றீங்க நீங்க. ஆ <chuckles> ஆனா, இப்போ இருக்க காலகட்டத்தில அந்த பிள்ளைகளுக்கு இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா? பாட்டியோட ரெசிபிய வந்து என் குழந்தைகளுக்கும் நான் செஞ்சு தரணும்னு விரும்புறேன்னு. ஆ ஆனா குழந்தைங்களுக்கு இப்போ இருக்க பல சிற்றுண்டிகள் அதெல்லாம் தான் பிடிக்குது. இந்த மாதிரியான விஷயங்கள் அவங்களுக்கு செஞ்சு குடுத்தா, அத எப்படி சாப்பிட வைக்கிறீங்க?
இனி வர்ற காலங்க ம். அ. ம். உண்மதான்.